என்னதான் நம்ம இன்னக்கி பலதரப்பட்ட ப இதுல இருந்தாலுமே, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ரெசிப்பி இருக்கும். நம்ம நிறைய வந்து இன்னக்கி நிறைய, நிறைய ரெசிபிக்குள்ள இது பண்ணாலுமே, குடும்ப ரெசிபிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நம்ம அப்பிடியே பாதுகாத்துக்கிட்டே வரோம். அந்தமாரி பாத்துக்கிட்டு இருக்க பாதுகாத்துக்கிட்டு இருக்க ரெசிபி ஏதாவது இருக்கா? அதப் பத்தின க கதை ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா?
கண்டிப்பா. ஆ இப்போ எங்க குடும்பத்துல என்னன்னா, அ பாட்டி காலத்துல இருந்தே இந்த அ சாம்பார் ஒண்ணு வைப்பாங்க. அ எல்லா காயும் போட்ட சாம்பார் ஒண்ணு வைப்பாங்க. அது எப்பமே வைக்கமாட்டாங்க. சில நாள் மட்டும்தான். அதாவது அவுங்களுக்கு தேவையான ஒரு காய்கள் எல்லாம் அ அங்க சந்தை போடுவாங்க ஊர்ல. அந்தச் சந்தையில வந்து அவுங்களுக்கு தேவையான காய் எல்லாம் அன்னக்கி இருந்துச்சுன்னா, அன்னக்கி வாங்கிட்டு வந்து அதக் கண்டிப்பா அந்த வெள்ளிக்கிழமன்னா எப்பயுமே ஊர்ல எல்லாம் சாம்பார்தான் வைப்பாங்க. அப்பிடின்டுருக்கும்போது இந்த சாம்பார வந்து <swallows> கொஞ்சம் முன்னிறுத்தி அந்தக் கா காய் வந்து அ சில காய் வந்து எப்பிடின்னா சாம்பார்னா ஒரு 2, 3 காய் போடுவோம். அந்தமாரி இல்லாம இது வந்து எல்லா காயுமே ஒரு 10 காய்க்கிட்டையாவது போட்டுப் பொங்கல் அன்னக்கி பார்த்தீங்கன்னா நிறைய காய் போ போட்டு வைப்பாங்க. ஒரு வகை காய். ஆ.
ம். ம். ஓ! ஆ அதான் நானு நீங்க அன்னக்கி தான் நான் செய்யிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா, நீங்க சந்தையிலருந்து வாங்கிட்டு வந்து செய்ய
ஆ. 21 கண்டிப்பா ஆ 21 வகை காய் போட்டுச் செய்வாங்க பொங்கல் அன்னக்கி. ஆனா நம்மளால எப்பயுமே அந்த 21 வகை காய் போட்டுச் செய்ய முடியாது பார்த்தீங்களா! அதனால ம் <tsk> ஆ நம்ம ஆமா கண்டிப்பா எங்க வீட்ல எல்லாம் 21 வகை. அதாவது எப்பிடின்னா அது ஒரு, ஒரு, ஒரு, ஒரு காய் மட்டும்தான் போடுவாங்க. அ அதேமாரி 21 வகை காய் போட்டுத்தான் பொங்கல் அன்னக்கி எங்களுக்கு எங்க வீட்ல குழம்பு வைப்பாங்க. அ பாட்டி காலத்துல இருந்து கண்டிப்பா. அது வந்து கொள்ளுப்பாட்டி
ஆ. ஓ! 21 வகையா? இல்ல, ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இருபத்தி ஒண்ணுங்குறது ரொம்ப அதிகமான நம்பர்ல.